இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றம் அ உறவினர், அ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல நம்ம வந்து, நமக்கான உறவுமுறை வந்து நெறைய மாறும். உறவுகள் நெறைய மாறும்போது, நம்மள கூப்பிடுற முறைகளும் நெறைய மாறும். அந்த மாதிரி உறவு முறைகள்லாம் மாறும்போது உங்களுக்கு, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அது எப்படி இருக்கு உங்களுக்கு, அந்த அனுபவத்தைப் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க, உறவுகள் அப்படின்னு ஒரு வார்த்தைய கேட்கும்போது, எங்க வீட்டாளுங்கலாம் அப்படியே என் கண் முன்னாடி வண்ட்டு போறாங்க. ஆமா. அதுல எங்க வீட்டுக்காரருக்கு வந்து 3 அக்கா, தங்கச்சி 3 பேருங்க. அதாவது அக்கா 1. 2 தங்கச்சி. இந்த முதல் அக்காகிட்டயும், அந்த கடைசி தங்கச்சிகிட்டயும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருந்துச்சு. அதாவது பேசுவேன், அந்த அளவுக்கு பேசமாட்டேன். இந்த 2 வந்து, ஆமா. ஆமா அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிச்சவங்க. கொஞ்சம் நல்லா ம் வேலைக்கெல்லாம் போனாங்க. அ நான் வந்து ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசுனேன். அவங்க என்ன விடவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ம் என்னம்மா பண்ணுற, ஏது பண்ணுற? அவங்க பொண்ணு மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அவங்கள்ட்ட பேசதுக்கு, போறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, சில டைம்லாம் வந்து இந்த அறிவு இல்லாத மாதிரி நெறையா பேசுவாங்க. அப்புறம் நெறைய வாட்டி நான் அவங்கள திருத்தியிருக்கறேன் நானு. அக்கா இது இப்படி சொல்லக்கூடாதுக்கா, இப்படி சொல்லணுக்கா, அக்கா.
அப்படிங்களாங்க. சரி. அ, நமக்கு ஒருத்தவங்க கூட ஒத்துப்போகும். மித்த 2 பேர் கூட ஒத்து போகாது. அதேதாங்க எனக்கும்! ஆ. சரி. அதேதாங்க! அது எப்படிங்க நாத்தனார போய் அக்கான்னு சொல்றது? நானும் சொல்றேன்.
சொல்லிக்க வேண்டியது தாங்க. அவர என்ன பண்றது?
இல்ல, அவங்களெல்லாம் நி இன்னொரு நாத்தனார்லாம் அண்ணின்னு கூப்பிடுவேன்.
ம்ஹ்ம்.
இவங்கள மாத்தரம் அக்கான்னு கூப்பிடுவேன்.
அப்படிங்களா? நான்லாம் அப்படி இல்லிங்க. 3 பேத்தையுமே, முதல் அ அக்கா வந்து அவரோட முதல் அக்கா வந்து எனக்கு சித்தி ஆகறாங்க. அதுனால அவங்கள மட்டும் சித்தின்னு கூப்புட்டுகுறது. ஆமா.
ஆ, ஆ அதான். அவுங்கள சித்தின்னு கூட கூப்பிடலாம். ஆனா, வந்து அண்ணின்னு தான் நான் கூப்புடுறேன். ரொம்ப பெரியவங்க.
2டாம் 2 பேருமே அக்கா அக்கான்னு தான் கூப்புட்டுகுறது. ஆமா, அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையாங்க நீங்க வேற. ம்ஹ்ம் குடுத்துட்டு.
அ. இல்ல, நான் அவங்கள அண்ணின்னு கூப்பிட்ருப்பேனா, சித்தின்னு கூப்புடும்பாங்க. அவங்க, வயதுல பெரியவங்க என்ன விட. இருந்தாலும், நான் எனக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, இவுங்க சொன்னாங்க. என் கணவர் என்ன சொல்லுறாங்களோ, அத நான் கேட்டுக்குவேன் <chuckles> அதுலல்லாம்.
ஆஹா. அவ்ளோதாங்க.
ஆனா, இவங்க விஷயத்துல எனக்கு பாண்டிங் வந்து, எப்படின்னா நல்லா உருவாகிடுச்சு. தானாவே அது வந்து. அவங்களும் என் மேல உரிமை எடுத்துப்பாங்க. நீ இப்படி இரு, நான் அப்படி இருன்ற மாரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு முன்னாடி வந்து நிக்குறதே அவுங்க தான். என் கணவர் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க.
ம். ஓஹோ!
என்னுடைய சின்ன நத் அ.
அதுதாங்க, அந்த மாதிரி தான் இவுங்களும் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எங்கள எங்கள எனக்கும் அவருக்கும் சண்ட வந்தா இவங்க தான் சண்டய தீர்த்து வைக்குறதே. என்னை அடிக்கடி அவுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிறது. தேவையானதெல்லாம் சமைச்சு போடுறது. அப்புறமேல் பாத்தீங்கன்னா, வீட்ல இரு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நம்பள்ட்ட எந்த ஒரு வேலையும் அவுங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, ரொம்ப நல்லா பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதேதாங்க. ம். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு ரொம்ப நிஜமா குடி குடுக்குறது கஷ்டங்க.
ஆமா. கஷ்டம் தான். ஆனா, ம் அவ் இப்போ எப்படின்னா அவங்க ஒரு கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக் வாங்குனாங்கனா எனக்கும் சேர்த்து வாங்கின்னு வந்துருவாங்க. நானும் அதே மாரி தான், ஒரு புடவ எடுத்தா அவங்களுக்கும் சேர்த்து தான் எடுப்பேன். ஒரு செருப்பு எடுத்தாலும், அவங்களும் சேர்த்து தான் நான் எடுப்பேன். ஒரு பேக் எடுத்தாலும் அவங்களுக்கு. அவுங்கள விட்டு நான் எதுவுமே எடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப ஒரு க ஒரு ம் நல்லாயிருந்துச்சு. அவங்கள்ட்ட பழகுறது போறது வரது எல்லாமே. அவங்களுக்கு 2 பசங்க அவங்களுக்கு. அந்த ரெண்டு பசங்களும் என் மேல உயிரே வச்சுருக்காங்க. அக்கா, அக்கான்னு நல்லா பேசுவாங்க என்ட்ட. நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்வானுங்க அந்த பசங்க. அ ம் இன்னும் ஏங்க அந்த பையனுக்கு வந்து பின்னாடி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டி ஒண்ணு வந்துருச்சு.
ஆமா, ஆமா. ஆ. ஆஹம். ம்ஹ்ம் ஆஹ. அச்சச்சோ!
அவங்க அம்மா கூட எடுத்துவுடலங்க, அந்த கட்டிய நான் தான் அந்த கட்டிய எடுத்தேன் நானு. பின்னாடி அந்த கீழ வந்து அவனுக்கு ஒரு கட்டி வந்துச்சு. அவன் நான்தான் அதில கட்டியலாம் எடுத்து தொடச்சி எல்லாம் அவனுக்கு அந்த மருந்தெல்லாம் நான் தான் வச்சுவுட்டேன். அவங்க அம்மாகிட்ட கூட அவனுக்கு காட்டுறது கூச்சம். ஆனா ஏன்ட்ட அவனுக்கு கூச்சமே படல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து அவங்களோட ஒரு சொந்த அக்கா மாரி நான் வந்து அவன்ட்ட பழக ஆரம்பிச்சேன். அந்த பசங்களோட.
ஆ. ஆ, சரிங்க. ம். சரிங்க, ஏன்னா வந்து உறவுகள் வந்து நிஜமாவே ஒரு இனிமை ஆ ஒரு சுகம் தான்.
அப்படி ஒரு போ ஆமாங்க. நான்லாம் உறவுக்கு நல்ல மரியாதை குடுப்பேங்க எனக்கெல்லாம் உறவுகளோடு இருக்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்க வீட்லலாம் எங்க நாத்தனார்லாம் அடிக்கடி வந்துட்டு போகணும். நான் அவங்க வீட்டுக்குலாம் போணும். எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. உம்.
அதேதாங்க! அப்படி சொன்னா, என்ன வச்சுக்கோங்களேன். நானும் அப்படி சொல்லுவேன் ஏன்னா அங்க நாடு கடத்தவே பார்க்குறாங்க என்னால இரு இருக்க முடியாது எல்லாரையும் விட்டுபுட்டு <chuckles> அப்படின்னு சொன்னா. எல்லோரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நிஜமா தான் நீ சொல்றியா, என்னையெல்லாம் விட்டா நான்லாம் போயே போயிருவேன்." அப்படிம்பாங்க என்னால இவங்களலாம் விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா அவங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு இவங்க கூடலாம் இருக்கணும்னு தான் ஆசையே! அதனால நான் வரமாட்டேன் அப்டிம்பேங்க. <laughs>
ஓஹோ! <laughs> அதுதாங்க, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்துட்டு நல்லா தாங்க என்ட்ட ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தாங்க. நல்லா போச்சு எங்களுடைய உறவு வந்து இப்போ எனக்கு 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, 15 வருஷம் இவங்கள்ட்ட நல்ல ஒரு அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு அவங்க கிட்ட.
சரிங்க.
அ அப்புறமே என்னாச்சுன்னு தெரியலங்க, நாங்க வந்து தனியா வீடு கட்டிட்டு அதாவது எங்க வயல்லயே நாங்க வீடு கட்டிட்டு நாங்க குடிப்
வசதிக்காக. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போய்ட்டுவர மாரி இருக்கு. நம்ம ஒரு வீட கட்டிட்டு அங்கயே பார்த்துக்கலாம், அப்படீன்னு. சரிங்க.
அப்போ, அவுங்க. ஆமா. ஆமா. பண்ணைய தங்கி பார்த்துக்கலாம்னு, வீடு கட்டிட்டு அங்க குடி போனோங்க. அப்போ அவுங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அவுங்களுக்கு. அதனால அவுங்களோட வயல வந்து விக்குற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு அவுங்களுக். அப்போ என்ன பண்ணாங்க, அவுங்களோட வயல வந்து வித்து, அந்த காச எடுத்துட்டு வந்து, அவுங்க சில பல செலவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப வந்து அவுங்க வந்து வாடகை வீட்ல இருக்குறாங்க.
சரிங்க. ஓஹோ! சரிங்க. ஆஹா! அ அஹ்ம்.
இதுக்கு, நம்ம என்னங்க பண்ண முடியும்?
இப்ப நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா, அவுங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படலையா?
நான், ஆமாங்க. அப்பதாங்க அவுங்களோட பொறாமை தன்மையே வெளில வருது.
ஆஹ்ம்.
அவங்க பொறாமை தன்ம, இந்த பொண்ணு வீடு கட்டிட்டு, நம்ம அண்ணன கல்யாணம் பண்ணிட்டு, இந்த பொண்ணு வீடு கட்டிட்டு இவ்ளோ எங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தங்க, 3 மாடி இருக்கும் அதுல. தண்ணி வசதியோட, நல்ல பெரிய ஒரு இடமா நாங்க காம்பவுண்ட்லாம் போட்டு, நல்ல ஒரு இதாக கட்டிட்டோம் நாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன அப்படீன்னா? இவ்ளோ பெரிய வீடு வந்து இவுங்க இப்டி இந்த அண்ணன் வந்து, இந்த அண்ணி இ இந்த பொண்ணுக்கு கட்டி குடுத்துடாரு. அப்படீன்னு அந்த பொண்ணுக்கு அத ஏத்துக்கவே முடியலங்க.
சரிங்க. நாம என்னங்க, போகும் போது எடுத்துட்டா போப்போறோம்?
ஆமா. யாரு வந்து இந்த அவங்களுக்கு மனசுக்குள்ள இந்த நஞ்ச வெதச்சாங்கன்னு தெரியல. அவங்களுடைய அவங்களோட பேச்சா இருக்கட்டும், அவங்க பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், அவங்களோட பழகுற விதமா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே ஒரு மாற்றங்க எனக்கு. தெரிஞ்சது. நானு அ அக்கா அக்கா எங்க அக்கா இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வரலான்னு இருக்கறேன் அப்படின்னா, "நான் வெளியே இருக்கறேன்" அப்படின்னு வச்சுருவாங்க ஃபோனை. முன்னலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாம்மா, வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, நானு வெளியில இருக்கேன்னு ஃபோனை வச்சுரும்.
ஆஹ. அடடா! ஆஹ. இது ரொம்ப கஷ்டமா இருக்குமேங்க, மாறும்போது ரொம்ப எப்படிங்க சமாளிச்சிங்க, நீங்களே பேசுவீங்களா போயி.
ஆமாங்க. அதுவும் அதுவும் கொஞ்ச கொஞ்சமா மாறலைங்க. ஒரே அடியா மாறிட்டாங்க அவங்க.
அடடா, ம்.
அப்புறம் நானும் அப்புறம் வ் எங்க வீட்ல வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க.
அந்த வீட்டு விசேஷத்துக்கலாம் வந்தாங்களா? கிரகப் பிரவேசம்லா நடக்கும் இல்லயா.
வந்தாங்க, வந்தாங்க எங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு வந்தாங்க, நாங்கலாம் வேணான்ட்டோம். ஏன்னா அக்கா தங்கச்சிட்ட போய் என்னடா வாங்குறதுன்னு சொல்லிட்டு நாங்க வாங்கலை. நாங்க எதுமே.
ஆஹ.
நாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசுல நம்ம போறோம். ஆனா இவுங்களுக்கு என்ன அப்படின்னா எப்படி வந்துட்டு வீட கட்டலாம்? இவங்க எப்படி நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது இவங்க எப்படி இவங்க வீட கட்டலாம்ன்னு? அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம்.
உதவி வந்து கேக்கல, எனக்கு செய்யுங்க என்னன்னுலாம் கேக்கல.
கேட்கல, கேட்கலைங்க. அதுக்கப்பறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, வாடகை வீட்டுக்கு போறதுக்கு போ போய்ட்டு ஜாமான்லாம் வாடகை வீட்ல போட்டுட்டு, அவங்க வீட்டுக்காரர கூப்பிட்டுட்டு எங்க வீட்ல வந்து தங்கிச்சு. ஏன்னா எங்களுக்கு தான் மேல 3 மாடி இருக்குதே!
அஹ. ம்ஹ்ம். சரிங்க.
நான் அந்த ஒரு மாடில நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் நான் வந்து அதாவது நான் தான் அந்த வீட்டு மருமக. அவங்க அண்ணன நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஒரே மருமக நான் தான். என்னோட அனுமதி இல்லாமலே அவங்க மே மேல வந்து தங்கிறாங்க, அவுங்க.
அஹ.
எனக்கு தெரியவே இல்ல. அவங்க மேல குடி வந்தது எனக்கு தெரியவே இல்ல. பாலை காய்ச்சி அங்க தங்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த வீடு கட்டுனது அவங்களுக்கு சுத்தமா புடிக்கவே இல்லைங்க.
இப்ப நீங்க நீங் உங் உங்க கணவர்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு. அ.
அ. அவருமே வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சார். "இங்கேலாம் வந்து இருக்கக்கூடாது, இங்கேலாம் வந்து வீடு இங்க நாங்க வீடு கட்டியிருக்கது புள்ளைங்க வந்து மேல தங்குறது தான் நாங்க வீடு கட்டியிருக்கிறோம். இங்கலாம் வந்து யாரும் தங்கக்கூடாது" அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்கிருக்க. அவங்க அப்பா, அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க மேல வந்து மாடியில வந்து பாலை காய்ச்சி வீட்ல வந்து தங்குறாங்க. புள்ளை எங்க போகும்? பொட்ட புள்ள எங்க போகும்? எங்க போகும்னே எங்க மாமியார் ஒரு பரிதாப ஒரு நடிப்பு நடிச்சு, கொண்டு வந்து தங்க வச்சுட்டாங்க. ஏங்க அவங்க வந்து தங்கினதில இருந்துங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தங்கியிருந்தாங்க. அந்த ஒரு வருஷமுமே எங்க வீட்ல சண்டைதாங்க.
சரிங்க. சரிங்க. நீங்க பார்த்துக்கிட்டீங்களா? ம்.
ஒண்ணு எனக்கும் என் மாமியாருக்கா இருக்கும். இல்ல, எனக்கும் எங்க மாமனாருக்கா இருக்கும். இல்ல, எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கா இருக்கும். ஒரு நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சுங்க எனக்கு. அதாவது நானும் அவங்கள அடிக்கடி
நீங்க உங்க பழைய உறவ நீடிக்கறதுக்கு அவங்களுக்கு எ கிட்ட ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? நம்ப நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்? என்ன? ஏதுன்னு?
ஆ அத நான் கேட்டேன். ஏன் இந்த மாரி பண்றீங்க? உங்களுக்கு என்ன தான்கா வேணும்? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? என்னதான் பிரச்சன? அப்டீன்னா, ஏன் பிரச்சன எனக்கு, உனக்கு என்ன? அதான் உனக்கு தான் எல்லாமே இருக்குதுல்ல! பாருங்க, பேச்சு பாருங்க எப்டி வருதுன்ட்டு?
ஆஹஹ.
அப்ப அவங்க கண்ணெல்லாம் எதுல இருந்திருக்கு பாருங்களேன்! நம்ப வந்து அந்த உறவு வேணும். அவங்க நமக்கு ஒரு ஆளா மட்டும் இருந்தா போதும், நம்ப நினைச்சு அவங்கள்ட்ட பழகுனா, அவுங்க பழகுனதெல்லாம் அந்த சொத்துக்காக தான்.
ஆஹா.
"ஏன் 2 நான் 2 பையன் வச்சு இருக்கேன் நான், எங்கே போவேன் நானு? எனக்கு இப்பயே கொஞ்சம் எடத்த எழுதித் தர சொல்லு" அப்டின்றது மாரி நிக்கிறாங்க.
அ இதே, வ ஆளுங்க வந்து இப்டி திரும்பி மாறும்போது எப்டிங்க சமாளிக்குறது? நிஜமாவே!
இது வந்து நான் ஒண்ணுமே இல்லங்க, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். நீ என்னவோ நான் 2 நாள் கத்துனேன், 3ஆவது நாள் ரொம்ப அமைதியாய்ட்டேன். நீ என்னவோ பண்ணு, நீ சமைச்சுக்கோ, சாப்புட்டுக்கோ. ஆனா, நான் இங்கருந்து எதுவுமே எடுத்துட்டு போகாத. நீயே எல்லாமே பண்ணிக்கோ. இங்கருந்து நான் எதுவும் நான் குடுத்துடவிடமாட்டேன் உனக்கு. என்னமோ நீ பண்ணிக்கோ, இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ. எனக்கு தொந்தரவு இல்லாம இருந்துட்டு, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஆனா, ரொம்ப நாள்லாம் இங்க இருக்கக்கூடாது. 1 வருஷம்னா, 1 வருஷத்துக்குள்ளே இருந்து ஆனா இது இந்த கூத்து எப்டி தெரியுமாங்க? வாடக வீடு எடுத்துட்டாங்க. வாடக வீட்ல ஜாமான கொண்டு போய் போட்டுட்டாங்க. அங்கயும் தேவயில்லாம வாடக காசு அங்கயும் போகுது. இங்கயும் வந்து தங்கிக்குறாங்க.
அ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆனா, உங்க கணவர் எப்படிங்க இங்க வரத்துக்கு முதல்ல ஒத்துழைப்பு தந்தாரு? அதுவே ஆச்சரியமா இருக்கு.
பாருங்க எப்படின்ட்டு! அவர் ஒத்தழைப்புலா தரலங்க. சரியான சண்ட வந்துச்சுங்க. அவருக்கு அவரால இதெல்லா ஏத்துக்கவே முடியல, இதெல்லா முடியவே முடியாது, வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்ருந்தார்.
இல்ல, உங்க நாத்தனாருடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரு வந்து மாமியார் வீட்டில தான் தங்க போறாங்க, ஏன்னா இங்க கலாச்சாரப்படி யாரும் அங்க அவ்வளோ நாள்லாம் போய் தங்க மாட்டாங்க இல்லையா?
கண்டிப்பாங்க. அங் இங்க என்னன்னா எல்லா வசதியுமே இருக்குதுங்க, தண்ணீர் வசதி இருக்குது. இது வந்து ஊருக்கு வந்து உ ஊர் ஊருக்குள்ள இல்லாம ஊர விட்டு வெளியில அந்த இடம் இருக்குது, ரொம்ப அமைதியா இருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு.
இதே ஊரா இருந்தா கூட வந்து தங்கியிருக்க மாட்டாங்க. யாராவது 4 பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா?
கண்டிப்பா அதா இப்ப கேள்வி கேட்க யாருமே இல்ல இல்லையா இங்க. அதனால அவுங்க வந்து ஜம்முனு வந்து இங்க உட்காந்துகிட்டாங்க.
ம், ம், ம். எப்படி சமாளிச்சீங்க? எப்படி வந்து தினமும் வாழ்க்கை வந்து எப்படி மாறு மாறி மாறிகிட்டே இருக்குல்ல. ஒரு அ தூரமா இருந்தா கூட சந்தோஷமா ஓரளவு பகிர்ந்துப்போம். பக்கமா வந்துட்டு அந்த உறவுமுறைகள் வந்து இந்த மாதிரி மனஸ்தாபத்தோட இன்னு அந்த விரிசல் அதிகமாகிறும்ல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா. ஆறுதல் தாங்க. அதா சொல்றேன் இல்லைங்களா, காலையில ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. எங்க அப்பா, அம்மாலா என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு அந்த பொண்ணு அங்க இருக்குது. நீ எதுவும் சொல்ல மாட்டியா? நீ சொல்ல வேண்டியது தானே, அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் அந்த பசங்கள கூப்பிட்டு நான் ஓப்பனா சொல்லிட்டேன் நானு "இங்க பாருப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எப்போனாலு அதாவது என்னோட இடத்துல வந்து நீங்க தங்கனிங்கனா பரவாயில்ல, ஆனா என்னோட இடத்துல, நீங்க வேறு ஒரு குடித்தனம் மாதிரி போறது எனக்கு புடிக்" "இது வந்து, உண்மையானமே இதெல்லாம் சரி இல்ல. கண்டிப்பா உறவுகள்ல நிறைய விரிசல் வர ஆரம்பிச்சுரும். அதனால இது பெரிய சண்ட வரதுக்குள்ள தயவுசெஞ்சு நீங்களாவே கிளம்பி போயிடுறது தான் நல்லது" அப்டின்ட்டேன்.
ம். ம். புரிஞ்சுகிட்டாங்களா?
பசங்க புரிஞ்சுகிட்டாங்க. அவங்கலாம் பெரிய பசங்க தான். பசங்க புரிஞ்சுகிட்டு இல்லிங்க்கா. "நான் எங்க அப்பா கிட்ட சொன்னன், எங்க அம்மாகிட்ட சொன்னன். அவங்க கேட்க மாட்டன்றாங்க" அப்டின்னாங்க. எப்பா எங்கிட்ட அதெல்லாம் நீ சொல்லாத. நான் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதனால எனக்கும், மாமாவுக்கும் சண்ட வந்துட்டே இருக்குது. எங்களோட பிரிவுக்கு நீங்க காரணமாய்டாதீங்க. அதனால வந்து
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதான், எல்லை வந்து இதான் அப்டிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு குடுத்துருக்கீங்க.
ஆமா. அதனால, இதுக் இதுக்கு மேல வந்துட்டு அதாவது நீங்க வீட்டுக்கு வாங்க. விருந்தாளியா வீட்டுக்கு வாங்க. தங்குங்க. என்னோட வீட்ல தங்கணும். அதாவது நான் சமைக்கறத சாப்ட்டு போட்டு என்னுடைய வீட்ல நீங்க தங்கணும். அத விட்டுட்டு என்னுடைய வீட்லேயே ஒரு பகுதிய வந்து இந்த அ அண்ணன், தம்பி பிரிச்சு எடுத்துப்பாங்க இல்லைங்களா, அந்த மாரி இங்க பிரிக்கிற கதையே வேண்டாம். ஆ அப்டின்னு சொன்னோடனே,
ஆ, ஆ. அதானே. நான் சந்தோஷமா உங்களுக்கு சோறாக்கி போட்றன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பட்லாம் அந்த மாரி இருக்கணும். நான் இல்லாதப்ப நீங்க வந்துட்டு, அ இங்கேயே இருந்துக்கிறன். நான் தனியா சமைச்சு சாப்ட்டுக்கிறேன்னா, அ வ வீட்டுக்குள்ள நம்ம பேசறதுக்கு வார்த்தையே இல்ல.
ஆமாங்க. ம். ஆர்த்தியே இல்ல. எங்கேயுமே நடக்காதுங்க. ஏற்கனவே பால் காய்ச்சு கூட்டி போன ஒரு வீட்ல. இவங்க வந்து இன்னொரு வாட்டி பால் காய்ச்சி உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்னமோ இவங்க கட்ன வீடு மாரி.
ம்ஹ்ஹ்ம்.
அப்ப நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தாங்க நம்மளும் விட்டுக் குடுத்து போறது? எவ்வளோ தாங்க நம்மளுமே அமைதியா இருந்து போறது? அதனால நான் நல்லா புடிச்சு கேட்டுவிட்டேன். அந்த உறவு வந்து மாறும்போது, உண்மையாவே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சிரிச்சு பேசுன ஒரு முகத்த பார்த்து, கடுகடுன்னு வச்சுக்கிறது. ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்த்துப் பார்த்து வாங்கும்போது, அவங்களுக்கு வாங்க முடியாம அத அவங்க பார்க்கும்போது இப்ப ஒரு பேக் வாங்கிட்டு வரும்போது அவங்க பார்க்குறாங்க. பாரு நமக்கு அந்தப் பொண்ணு வாங்கி தரலையேன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அதே மாரி ஒரு காய்கறி வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனப்பறம்தான், அப்பறமேல்தான் அவங்க வந்து வாங்குறாங்க. ஒரு குடும்பமா நல்லா ஒரு ஒரு கலகலன்னு இருந்த ஒரு இடத்துல வந்துட்டு, ஒரு பிரிவினை வந்து உண்டாக்குன மாரி இவங்க பண்ணீட்டாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் க சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க.
ஆ! அதான். அதான். அ. உறவுகள் நீடிக்கணும்னா, தூரமா இருக்கறது தான் நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். அ நீங்க சொல்ற மாதிரி, முதல்ல நானுமே நெனைச்சேன். எனக்கு இப்ப வரைக்கும் அந்தப் பிரச்சனைகள் தூரமா இருக்குறோம். அ இன்ன வரைக்கும் நான் அதே உறவோட, அதே மாரிதான் இருக்கேன். எனக்கு அவங்கள நான் இன்னமுமே அக்கான்னு தான் கூப்பிடுறேன். அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன். அந்த மாதிரி. நான் அப்படித்தான் நீங்க இருப்பீங்கன்னு நானுமே நெனச்சேன். ஏன்னா அவுங்க ஒரு புகுந்த வீட்ல போய் ஒருத்தவங்கள போய் அக்கான்னு கூப்பிடும்போது, அது இன்னுமே ஆத்மார்த்தமா தான நம்ம கூப்புடுவோம், சும்மா வார்த்தைக்காக இல்ல, இல்லையா?
ஓஹோ! கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
ஆ. அது மாறும்போது உங்களுக்கு நெஜமாவே கஷ்டமாதான் இருந்திருக்கும்ன்னு நெனைக்கிறேன். நீங்க ஓரளவு முயற்சி பண்ணியிருக்கீங்க. என் வீட்டுக்கு வாங்க, இங்க சாப்பிடுங்க, விருந்தாளியா வாங்க, எவ்வளவு நாள் வேணாலும் தங்குங்க பிரச்சனையில்ல, "தனி சமையல், தனி வீடு" அப்படீங்கற மாரி இருந்தா, மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, ரொம்ப நெஜமா ஒரு புரிதலோட பேசியிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடியும் பார்த்திருக்கீங்க, பேசியும் பார்த்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்த நீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி!
நன்றிங்க.